பொதுவா அந்த பாடல் கேட்கிறதுங்கிறது, அந்த கு குடும்பங்கள்லயும் சரி அ பொதுவா எல்லாரோட மனுஷங்களா பொறந்த எல்லோரும் ஒரு பாட்ட ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ஆனாலும் ஒரு சில பாடல்கள்லாம் வந்து, நம்மளோட அப்பா அம்மாகிட்டேருந்து கெடைக்கும். இல்லை நண்பர்கள் கிட்டேருந்து கெடைக்கும். "அத நான் வந்து உன்னோட ஞாபகமான அந்த பாட்டை நான் உனக்காக பாடுறேன்னு" சொல்லிட்டு அந்த சினிமாக்கள்ல இருக்கிற பாட்டையே நமக்கு திருப்பி குடுப்பாங்க. அந்த மாதிரியான பாடலுக்கு வந்து நமக்கு ஒரு தனித்துவமான ஒரு உணர்ச்சியைக் கொடுக்கும். அதே பாடல் நமக்கு இன்னொருத்தர் மூலியமா கிடைக்கிது, அதுங்கிறது ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க யார்கிட்ட இருந்தாவது ஒரு பாட்டை எடுத்து நீங்க பாடி, அதவே இன்னொருத்தர் உங்களுக்கு அந்த பாட்ட குடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு வாழ்நாள் சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்குங்களா?
ஆமாங்க. ஆமா. கண்டிப்பாங்க. அதாவது என்னப்பாயா. எந்த உறவு எந்த பாட்டுன்னு கேட்டிங்கன்னா. ஆ இந்த எங்க அம்மானா எனக்கு ரொம்ப உயிரு. உங்களுக்கும் எல்லாருக்குமே அம்மான்னா ரொம்ப பிடிக்கும். ஹா! அப்போ அம்மா வந்து எப்பவுமே வந்து அவங்க கூட இருக்கும்போது, ஆ என்ன விட்டு வந்து நாங்கலாம் சேர்ந்து பார்த்த ஒரு படம் இருக்குது. அந்த படம் பார்க்கும் அ அதான் அந்த போ அந்த படம் பேர், கேளடி கண்மணி கேளடி கண்மணியா நினைக்கிறேன். அந்த முத்துமணி ரத்தினங்களும் வருதுல பாட்டு.
ஓஹோ! சரி, சரி. ஓ! கண்டிப்பா! ஆமாமா. சரி, சரி. ஓ! என்ன படம்? அ இருக்கட்டும். படம் பேர் இல்லனா பரவாயில்லை. ஓஹோ! அப்படிங்களா? ஆமாமாமா. சரி, சரி. அந்த படம் பாட்டு நல்லா ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க, சொல்லுங்க.
ஆ. அந்த பாடல்தான். அந்த படத்தில வர்ர ஒரு பாட்டு, எதாவது பாடியிருப்பாங்க. அந்த பாட்ட அம்மா எப்பவுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட சொல்லுவாங்க, "பாடுடி எனக்காக. ஒரு தடவ பாடுடின்னு" கேட்பாங்க. <laughs> அது என்னன்னா, தாய் அன்பிற்கே ஈடு ஏதம்மா, ஆகாயம் கூட அது போதாது. தாய்ப்போலே யார் வந்தாலுமே உன் தாயை போலே, அது ஆகாது. அப்படிங்கிற வாக்குகள், எத்தனை பேர் வந்தாலும் நம்ம அந்த அம்மா நானும் அம்மா தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, உண்ம தான் அது. ஆனா, அந்த மனசு அம்மான்னு ஏத்துக்கறது அவங்கள தானே.
சரி, சரி. ஆமா, ஆமா. ஓஹோ! ஆ! ஆஹ. சரி, சரி. ஓ. ஆஹ. ஓ! ம். ஆஹா. ரொம்ப அருமையா இருக்குதுங்க. பாடுறது. ம். சரி, சரி. அப்பா! ம். <laughs> கண்டிப்பா. ஆமா, ஆமா. கண்டிப்பா. ரொம்ப ஒரு அருமையான பாட்டு. ரொம்ப அழகாவும் பாடுனீங்க. அதை கேட்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க.